அப்டிங்களா ம்.
இதே தமிழ் எடுத்துக்கிட்டீங்கணு வைச்சுங்களேன். எனக்குத் தெரிஞ்சு ஒரு சீரியல் மாமனார் மா அதா மாமியாருக்கும் மருமகளும் ஒத்து போனதே கிடையாது.
அ. கண்டிப்பாங்க கண்டிப்பா, ஆனா. ம்.
எல்லா மாமாக மாமியாரும் மருமகளும் அப்படித்தான இருக்காங்க?
நீங்க இவ்ளோ குறைகள் சொல்றீங்கள்ள, இப்ப இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஸீரியல பார்த்து தான், அவங்க மனக்குமரல்லாம் அப்டியே அடக்கி அப்டியே பாத் சந்தோஷப்பட்டுகிறாங்க, அடடா! நல்லாருக்கே நல்லாருக்கே, அதெல்லாம் மறந்து போய் பார்க்குறாங்க அவங்க.
ஆமா. அது அடக்கல்லங்க, அந்த சீரியல் பார்த்து தான் கெட்டுப்போறாங்கன்றேன் நானு.
ஆ. <laughs>
மாமியார மதிக்காம போறது, மாமியார் வந்து, ஆ மருமகள மதிக்காம போறதெல்லாம் அப்படித்தான் அந்த சீரியல்ல பார்த்து தான் கெடுது.
ஆனா சீரியல் வந்த பிறகு தான் சாப்பாடு டைம் கூட மாறிடுச்சுன்ற மாரி நா கேள்விப்பட்டேன்.
சாப்பாடு எங்க போடுறாங்க? சீரியல்ல பாக்குறாங்க.
<laughs> கண்டிப்பாங்க கண்டிப்பா.
எதையாது கேட்டோம்னா உங்கள, "ஒரு பாயாசத்த போட்டுருணும்" அப்டின்ன்ற மாரி போய்டுது.
அச்சச்சோ! <laughs> விவேக் சொன்ன டயலாக்க வந்து உங்களுக்கு சொல்றாங்களா அவங்க?
இல்ல, இல்ல. உ எல்லாரும் நான் பொதுவாவே சொல்றேன், பொதுவாவே எல்லாரும் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னே.
எல்லாருமே ம் கண்டிப்பா. ஆமாங்க உண்மையாலுமே நானும் ஒத்துக்கிறேங்க. சீரியலன்றதெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே வந்து அ ரொம்ப அடிமையாக்கிட்டு தான் வராங்க பெண்கள் எல்லாருமே அதுக்கு, ஆனா திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ம் ம்.
ஆனா ஒரு ஒரு விதத்தில பார்த்தீங்கனு வச்சுங்களேன், அத வந்து அவங்க மேலே கூட நான் குறை சொல்லமாட்டேங்க. எங்க வேற எந்த அவங்களுக்கு வேற இது வாய்ப்பே கிடையாதுங்க. வீட்லயே இருக்கிறாங்க. எதையாவது 1 பார்த்து தான் அவங்க வந்து பொழுதக் கழிக்கனும்ன்ன்ற போது, ஆனா, இப்போ என்னனா நல்லதப் பார்க்கமாட்டேன்றாங்களேனு தான் ஒரு மனது இது. நிறைய விஷயம் நல்லது இப்போ இணையதளத்தில இருக்கு. இப்போ எல்லார் வீட்டிலுமே அந்த, இந்த டிவி தான் வந்துட்டு இருக்கு, ஆமா. அதில வெச்சு வந்து நல்ல விஷயங்கள் கத்துக்கலாம்ன்றது வந்து என்னோட தாழ்மையான கருத்துங்க.
சரிங்க. கெடையாது, ம். ஆமா. கண்டிப்பாங்க. ம்ஹ்ம். ஸ்மார்ட் டிவி இருக்கு. கண்டிப்பாங்க.

அதான், அதான் அது இதெல்லாம் கண்டுபிடிக்குறதுக்கு முன்னாடியே அவரு பாட்டாவே, பாடிட்டாரு.
அவரு பாட்டாகவே, பாடியிருப்பாரு.
ம்.
அதுவும் வந்து யோசிக்க வைக்குற ஒரு விஷயம் தான், எப்படி அவருக்குத் தெரிஞ்சிதுனு. இத விட இன்னும் வந்து திரைப்படங்கள்ல விட இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா, நீங்க பிரமிப்பாகிவிடுவீங்க. எங்கேயோ வந்து ஒரு பழங்கால கோயில் நம்பளோட கோயில்தான். அந்த கோயில்ல கம்ப்யூட்டர் மவுஸ் வச்சிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்குற மாரி ஒரு இது இருக்குங்க.
கண்டிப்பாங்க. ஓஹோ! என்னதுங்க? ம். ஓ! ஒரு கல்வெட்டு.
கல் அந்த சிற்பம் இருக்கு. அதாவது சிற்பம்ன்னா, என்ன அந்த சுவர்ற்றில் செதுக்கியிருப்பாங்க இல்லயா.
அதான், அதான், ம்.
அது இருக்கு. அது எவ்வளவு வருஷம் முன்னாடி செதுக்கி இருக்காங்க அப்போ எங்க கம்ப்யூட்டர்ங்குறது தெரியும்?
ஓஹோ! கண்டிப்பாங்க.
அப்போ எப்படி இருந்துருக்கும்னு, அதெல்லாம் வந்து யோசிக்க வைக்க வேண்டிய விஷயம்தாங்க அது.
ம், சரி, திரைப்படத்த பத்தி இவ்ளோ ஒரு ஆழமா பேசுகிறீங்களே, இந்த சீரியல் அந்த மாதிரி ஏதாவது?
ஏங்க? இது தயவுசெய்து நல்ல விஷயம் பேசும்போது எதுக்குங்க அதக் கொண்டு வர்றீங்க.
ஏங்க? இன்னைக்கு பெரும்பாலான, <laughs> இப்ப பெரும்பாலான குடும்ப தலைவிகளுடைய வாழ்க்கையே
ஏதாவது ஒரு சீரியல் நல்லதா இருக்கான்னு பாருங்களேன். ஒரு ஒரு ஒரு அத ஒரு உதாரணத்தோடு சொன்னேன்னு வச்சிக்கொள்ளுங்களேன், நீங்களே ஒத்துப்பீங்க.
<laughs> இல்ல இல்ல.
உண்மையா சொல்லுறேன். "எங்க அம்மா வந்து சீரியல் எல்லாம் பார்ப்பாங்க." அதாவது அ ஒரு இறக்குறதற்கு ஒரு 3,4 மூணு, நாலு வருசம் முன்னாடியில இருந்து சீரியல் பார்க்க ஆரமிச்சாங்க. அதுவும் என்ன சீரியல்ன்னா? ஹிந்தி சீரியல்ல வந்து தமிழாக்கம் பண்ணி போடுறாங்க தெரியுமா?
சரிங்க. ஓ! ஆமா, ஆமா ஆ.
மண் வாசனை, அதுக்கப்புறம் என்னது சிந்து பைரவி, அப்புறம் ஏதேதோ சீரியல் சொல்வாங்க. இந்த ஒரு சீரியல் தான்டா பார்ப்பேன் அப்டீன்னுவாங்க. அடுத்த நாள் வேறக்கா அம்மா விதி வேற சீரியல் அது நல்லா இருக்குடா. <scoffs> ஹஹேனு சிரிப்பாங்க அவங்க. ஏன்ம்மா சீரியல்ல பாத்து ஏன்ம்மா கேடுற. நான் இதுவரைக்கும் பாத்த எல்லா சீரியல்லுமே சொல்லுறேங்க. அவங்க பாக்குறதில்ல நான் பாக்குறேன் தெரியுமா? ஒண்ணு 1 பொண்ணுக்கு 2 புருஷன் இருப்பான்.
ஆமாங்க. ஆமா, ஆமா. ம். <laughs>

ஆமா இப்ப நான் உங்கட்ட கேட்கலான்னு இருந்தேன். இந்த புருஷன், பொண்டாட்டிக்கான கதைகள்லாம் பாத்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். நீங்க அழகா ஒரு பாட்டு மூலியமாவே நீங்க சொல்லிட்டீங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்ட்டு.
இது மட்டும் இல்ல. அதுக்கு ஒரு நல்ல படமே ஒண்ணு இருக்குங்க. குடும்பம் ஒரு குடும்பம்ன்னு விசு அவரோட படம்.
ஓஹோ! ம்ஹ்ம்.
ரொம்ப அழகா இருக்கும் அந்த படம். நீங்க பாத்தீங்கன்னா அது ஆனா மெதுவா தான் போகும். உண்மையா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு கூட்டு அந்த இது அந்த காலனி மாரின்னு சொல்வாங்க இல்லையா.
சரிங்க. ஆமாங்க.
ஒரே வீட்டில வந்து இந்த 10 போர்ஷன் இருக்கும். ஒவ்வொரு போர்ஷன்லயும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. ஒவ்வருத்தவங்க வசதியா இருப்பாங்க, ஒருத்தவங்க வசதி கம்மியா இருப்பாங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த மாரி வித்தியாசமா ஆட்கள் இருப்பாங்கல்லயா.
ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. பாத்துருக்கேன் அத எல்லாமே.
அந்த மாரி ஒரு படம். அது அது எல்லார் வாழ்க்கைக்கும் அது வந்து அந்த ஒரு அந்த அந்த வீட்டிற்குள்ள இருக்கிற எல்லா குடும்பத்தையும் நம்ப வந்து பாத்தோம்ன்னா, அது எங்கேயோ ஒரு இடத்தில நம்ப பார்த்த மாரியே இருக்கும்.
கண்டிப்பா. உண்மைங்க. நிச்சயமா. அ அது அதுல கூட இந்த டயலாக் ஒண்ணு வரும் இந்த ரகுவரன், லட்சுமி இருப்பாங்க, லட்சுமி வந்து சொல்லுவாங்க. மின்சாரம் ஓ. ஆஹா சரி, சரி, சரி. ஆனா அந்த படத்தில கூட அழகா அந்த ஆஹ.
இல்லங்க. அது நீங்க சொல்ற "சம்சாரம் அது மின்சாரம்". இது இன்னும் பழைய படம். இது இன்னும் பழைய படம். "குடும்பம் ஒரு கதம்பம்ன்னு பேரு." அ வாய்ப்பு கிடைச்சா பாருங்க அந்த படம்.
ஓஹோ! சரிங்க. சரிங்க. அருமைங்க ம்ஹ்ம்.
ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். அதுக்கப்புறம் வந்து இந்த என்எஸ். கிருஷ்ணன்னு ஒருத்தரு பழைய அ அத்தா இரு என்ன சொல்வாங்க? அது சின்ன அது கலைவாணர் என்எஸ். கிருஷ்ணன். அவர் ஒரு பாடல் ஒண்ணு பாடியிருப்பாரு. அதாவது அந்த காலத்துல தீர்க்கதரிசி பாருங்க, அந்த காலத்தில பாடினது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வெட் வெட் கிரைண்டர், பிரிட்ஜ்,
ஓஹோ. ம்ஹ்ம். ம். ம்.

இவரு வந்து வீட்ல த இதுவா தான் இருக்காரு. யாரு முத்துராமன் வந்து வேலை இல்லாம இருக்காரு. அப்போ கேட்பாரு, "இல்லடா நான் அந்த மாதிரி வேலைக்கு வந்து போறது வந்து என்னதா அது கம்மியா இருந்தாலும் ஆனா, ஓரளவுக்கு நல்ல ஒரு இது. நீ இப்போ இந்த வேலைக்கு நீ வந்து பழகிட்டா. இந்த வேலைக்கு நீ போ!"
ஓஹோ. சரிங்க.
நான் அந்த வேலைக்குப் போறேன். 2 பேரும் சேர்ந்தோம்னா, நமக்கு ரூ.90 வரும். ஓரளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிறலாம். "நான் கீழ நான் போக முடியாதுடா." அப்படின்ற மாரி பேசி, இவுரு வந்து விட்டுக் குடுத்துடுவாரு.
ஓஹோ!
அது அது அதனால வந்து எவ்ளோ தாக்குதல்கள் வரும். த அந்த ஒரு கஷ்டங்கள் வரும்ன்றது. அந்த படத்துல வந்து ரொம்ப அழகா காண்பிச்சிருப்பாங்க.
அடட்டடா. அதாவது
அ அது அது அது வந்து உண்மையிலயே நம்ப நம்ம வாழ்க்கையில வந்து அது மாரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்.
கண்டிப்பாங்க. அதுதாங்க இப்போ அந்த காலத்து படங்கள்லாம் அப்படி எதார்த்தத்த அப்படி அள்ளி கொட்டியிருப்பாங்க. ஒரு குடும்பம் கஷ்டப்படுறதா இருக்கட்டும். ஒரு ரூ.10க்கு அவங்க எவ்ளோ அந்த அ அந்த எவ்ளோ உழைக்கணும். அந்த கிளிஞ்ச சட்டைய போட்டெல்லாம் வேலைக்கு போறது. அதெல்லாம் எதார்த்தமான ஒரு உண்மைதான், அது எல்லாமே. அதெல்லாம் அழகா அந்த காலத்து படத்துல அழகா காமிச்சிருப்பாங்க. அ அப்புறம் வேறு என்ன படங்க, உங்கள வந்து நிறைய யோசிக்க வச்ச படங்கள்?
உண்மைங்க. அதான். ஆ. இல்லல்ல. இதையே நான் ஒன்னும் முடிக்கலங்க. கடைசியில என்னாகும்ன்றத சொல்லலீயே.
ஆஹ. சொல்லுங்க கேட்கறேன்.
இந்த மாதிரி ஓடிட்டே இருக்குற காலகட்டங்கள்ல, அவரு வந்து எல்லாத்தையும் வெறுத்துப் போயி
ம். ம்.
கிறிஸ்டியன் பாதிரியர் ஆயிடுவாரு, கடைசியில.

ஆஹா! ரொம்ப பாராட்டுக்கள்ங்க. இன்னிக்கு இருக்கிறது, கிடைக்கிறதே கஷ்டம்.
<laughs> ஆமா. ஆமாங்க.
உண்மையில சொல்லணும்னா, அதில வரும். "அந்த வரவு எட்டனா, செலவு பத்தனானு" ஒரு பாட்டு 1 வரும்.
ஆமா. ஆமாங்க.
"அதிகம் இரண்டனா முடிவினில் தோந்தனா". அது வந்து இன்னிக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு இளைஞர், இளைஞி எல்லோருக்குமே இன்னி இன்னி காலகட்டங்கள்ல எல்லோருக்குமே அது வந்து தோதா அமைற பாடல். உண்மையிலேயே அமையிற பாடல். எப்படி சொல்றேனு கேளுங்க. வேலைக்குப் போறாங்க. ஏதோ ஒரு நல்ல இது ச இது ஐடினே வைச்சுக்கங்களேன்
ம்ஹ்ம். ஓஹோ! எப்படி? ம். சரிங்க.
ஐடில போறாங்க. ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கனு வைச்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு 3 வருஷத்தில லோன போட்டு ஒருக்க ஒரு வண்டிய வாங்குறாங்க. இல்ல ஒரு வீட்ட வாங்குறாங்க.
சரிங்க. ஆமா.
அதுதான் வந்து இப்பல்லாம் வந்து அ கண்டிஷன் போட்டுல்ல வருது, எல்லாம். இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டு தானே கல்யாணமே நடக்குது.
ஆமா. <laughs> <laughs> கண்டிப்பாங்க. நான்லாம் ஏமாந்துட்டேங்க. நான்லாம் கண்டிஷனே போடலீங்க. நமக்கெல்லாம் தெரியலைங்க, கண்டிஷன் போடுறதுக்கு. என்ன குடுத்தாலும் குடுத்து
ஏங்க இப்படி சொல்ட்டீங்க? ம். <laughs> நமக்கு போட்டிருந்தோம்னா நம்மள கொன்றுப்பாங்க. வீட்ல.
ஆ, ஆமாங்க.
அப்பாவும் அம்மாவும் சேர்த்துக் கொன்றுப்பாங்க.
கடவுளே! ம். நாங்க ஆமா. ம்ஹம்.
அதுதாங்க அந்த அந்த மாரி விஷயங்கத்த என்ன பண்றானா, வர்றது 40,000. ரூபா எப்படியாவது சமாளிச்சு கிமாளிச்சு பண்ணி பார்த்தீங்கனா, கடைசியில ஒண்ணுமே இல்லாம போய்டும்.